ஓ!
அப்போ, எல்லாருமே வந்து அவங்கவங்க வீட்ல தோண்டி, அவங்க அந்த கழிவுநீரெல்லாம் அதுல விடும்போது. சீக்கிரமாவே வந்து பூமி வந்து என்ன ஆச்சுனா, அது அதோட ஊர்ர தன்மை வந்து எழந்துருச்சுங்க. இழந்து தண்ணீரை வந்து வெளிய வ அதாவது அவுங்க போட்டிருந்த குழிய விட தாண்டி, வெளியே வந்து, பாதையிலெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க.
புரியுதுங்க புரியுதுங்க. ஏனா, அப் அது ஊறிக்கிட்டே இருக்கிறனால, அதுக்கு வந்து ஒ ஓவர் ஃபுல்லாயிருக்கு. எனக்கு புரியுதுங்க. ம்.
<breath> அதனால ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஏனா வீடுகள் அதிகமாயிருச்சு. எல்லாருமே குழி தோண்டி போட்டாங்கனும் போது, அது த அத பூமி வந்து இழுக்கிறதோட கேபாசிட்டி த உறிஞ்சுற கேபாசிட்டி வந்து போய்ருச்சு அதுக்கு. பொது வழியில, வ பாதைக்கு நீர் வரவுமே, அது உம் ப நடக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. வண்டி எடுத்து வண்டில போமுடியாது, வர முடியாது. துர்நாற்றம் அருமையா சொன்னீங்க கண்டிப்பா. அந்த துர்நாற்றம். அதோட சேந்து கொசுக்கள் அதிகமா உரு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சதுங்க. அதனால வந்து, நெறைய நோய்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் வீட்ல இருப்பாங்க. அவுங்களுக்கு கொசுக்கடி மூலமா வரக்கூடிய அந்த மலேரியா மாரியான நோய், ஜுரம் அந்த மாதிரியான நோய்கள், பிரச்சனைகள் பல நோய்கள் வர ஆரம்பிச்சிச்சி.
ம். துர்நாற்றம் கூட அதிக அளவுல வர ஆரம்பிச்சிடும். ஆம். ம்.
அப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணனோம்? சரி கவர்ன்மென்ட்க்கு வந்து ஒரு ஒரு மனு குடுப்போம். அரசுக்குன்னு சொல்லிட்டு, வ நம்ம என்ன பண்ணோம், ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயி ஒரு மனு ஒண்ணு எழுதி குடுத்தோங்க.
ஓ! சேரிங்க.
இந்த மாரி எங்க ஊர்ல வந்து நீ நீர் தேக்கம் ம சரியா இல்ல. நீங்க எங்களுக்கான ஒரு ஒரு பாதை சாக்கடையோ, அல்லது ஒரு ஏதா ஒரு பெரிய ஒரு கழிவுநீரு தொட்டி மாரி, பொதுவான ஒரு எடத்திலே எங்களுக்கு அமைத்துக் குடுங்க.
ஆ. அதேமாரி, "பாதாள சாக்கட, ஏதோ ஒரு மாதிரி எங்களுக்கு அமச்சு குடுங்க" அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கீங்க.
நிச்சயமாங்க. கண்டிப்பா. எங்க கழிவுநீரெல்லாம் வெளியேற்றுதற்கான, ஒரு பாதைய எங்களுக்கு ஏற்படுத்துங்கன் நாங்க கேட்டிருந்தோம். சரின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா, நாங்க குடுத்துட்டு வந்து ஒரு 2, 3 மாதங்கள் ஆகியும் எங்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லீங்க.

அத மட்டும் நாங்க கொடுத்தோங்க. மத்தபடி பொருட்கள்லாம் நாங்க வாங்கி கொடுத்தோம். அதுக்கு தேவையான சிமெண்ட், செங்கல் மற்றும் அந்த கம்பிகள் எல்லாம் நாங்க எங்க நாங்க வாங்கின பணத்தில இருந்தே செய் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தோம். அவுங்க பணியாளர்கள் வந்து தினமும் அயராது காலையில ஒரு 6:30 மணி, 7:00 மணிக்கு வந்து வேலைய தொடங்குனாங்கன்னா, இரவு சாயங்காலம், ஆ அந்தி சாயிற வரைக்கும் 6:00 மணி, 6:30 மணி வரைக்குமே இருந்து வேலைய முடிச்சுக் குடுதுட்டு போனாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க.
ஓ! அவ்ளோ நேரம் வேல செஞ்சாங்களா? பரவாயில்லங்க. உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கல ஒத்துழைச்சிருக்காங்க. அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்தும். இந்த ஊழியர்களுமே நல்லா ஒத்துழைச்சிருக்காங்கங்க.
நிச்சயமாங்க. கண்டிப்பா. நிச்சயமா. ஏனா, அவுங்களோட ஒரு ஒத்துழைப்பு இல்லன்னா, அதற்குமே நாங்க சிரமப்பட்டிருக்க வேண்டியது இருக்கும்
ஆமா. சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம பணத்த திரட்டிர்லாம். பண ஆமா. பணத்த திரட்டிர்லாம். ஆனா, இதுமேரி வேலைக்கெல்லாம் ஆள் இல்லாதம்போது என்ன ஆயிடுன்னா, அந்த இடத்துல வந்து மனசு வெறுத்து போயிடும். இதுக்கப்பறம் எப்பிடி செய்யிறது? அப்பிடிங்கிற ஒரு முடிவுக்கு குழப்பத்துக்கு உள்ளாயிடுவோம் நம்ப.
நிச்சயமா, ஏன்னா ஒ ஒரு சிறிய பணி. ஆமா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. அந்த குழப்பம் எங்களுக்கு வராம இருந்தது. ஏனா, அதுக்கு ஏனா இது ஒரு சின்ன வேல தான். ஏனா இப்ப ஒரு பெரிய வீடு கட்டணும் அல்லது ஒரு கடை கட்டணும், ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டணுனா, நிறைய பேர் வர்றாங்கங்க. இந்த மாரியான ஒரு சின்ன வேலைகள் தான், ஆனா கொஞ்சம் மெனக்கட்டு செய்யணும், அப்பிடின்னா வரமாட்டேங்கிறாங்க. ஆட்கள் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம்.
ஆமா. வரமாட்றாங்க. ஆமாங்க. ஆமா, ஆமா. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ சில்லற வேலைக்கு தான் ஆள் கிடைக்கிறது கிடையாது. பெரிய வேலைக்கா நான் செஞ்சு தரேன், நான் செஞ்சு தரேன், அப்பிடின்னு சொல்ட்டு ஆளுங்க வந்து நிக்கிறாங்க. ரொம்ப சரியாக சொன்னீங்க.
நிச்சயமா. கண்டிப்பாங்க. ஆமாங்க. அதனால அப்பிடி அந்த ஒரு இது எங்களுக்கு இயல்பானதுனால, நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்தில ஒரு தோண்டி, ஒரு வழியா அந்த வேலைய வந்து ஒரு 3 முதல் 6 மாதத்திற்குள்ளாவே முடிச்சு, நல்லபடியா எல்லாருடைய வீட்டு கழிவு நீரையும் வந்து, அதில கொண்டு போய் சேர்த்தோங்க. அந்த நாள்ல இருந்து இன்னைக்கி வரைக்கும் நாங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கான நல்ல தூய காற்று கிடைக்கிது, அந்த வாசனை எதுவுமே இல்ல. கெட்ட வாசனை எதுவும் இல்ல. அதற்கான தீர்வு வந்து முழுமையா எங்களுக்கு வந்து அந்த ஒரு நாங்க செஞ்ச விஷயத்தினால கிடைச்சதுங்க.